கண்டிப்பா! இங்க இ இந்த டி பி எஸ் இந்த எல்.வி.பி இந்த மாதிரியான பேங்குகள்லாம் போனா, அவங்க வந்து அந்த மேனேஜர் டைரக்ட்டா எந்திரிச்சு வெளியே வருவாரு, வந்து, "ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன்" அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, அவங்க கிட்ட இருக்க ஸ்கீம் இத பத்திலாம் நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. மேனேஜருக்கு அப்படிலாம் பண்ணணும்னு எந்த அவசியமுமே கெடையாது. பட், இருந்தாலுமே பண்ணுவாரு அவரு. அப்படி, அ, ஆனா இந்த ஐ.ஓ.பி பேங்க்ல அப்படி கெடையாது. அதனால எனக்கு பேங்க் மேலயே அப்படி ஒரு வெறுப்பு! "என்ன நம்ம காசு போட்டு வச்சுருக்கோம், அத எடுத்து இவங்க வட்டிக்கெல்லாம் வுட்டு, இந்த காசு வச்சுக்கிறானுங்க, நமக்கு தேவைன்ற இந்த காசு எடுக்க போம்போதோ, இல்ல, ந நம்ம வச்ச நகைய திருப்பும்போது, இவங்களுக்கு என்ன அவ்ளோ கோவம்! எதுக்கெடுத்தாலும், சிடு சிடு சிடுன்னு விழுகிறானுங்க, என்னமோ இவங்க காசு வந்து நம்ம வாங்குற மாதிரி, அவங்க அவங்க சம்பளத்துக்கு தான வேலை பார்க்குறாங்க? நமக்காக வேலை செய்றது தானே அவங்களுடைய வேலையே, அப்ப எதுக்கு நம்ம கிட்ட இவ்ளோ கத்துறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கோவமா பேசினாவே எனக்கு அதிகப்படியான கோவம் வந்துரும், அவங்க எவ்வளோ கோவமா பேசுறாங்களோ, அதவிட டபுள் த, மடங்கா நான் வந்து, கோவமா திட்டிருவேன் நானு, "உங்கள உங்களோட வேல அதானே! இப்ப எதுக்கு கத்துறீங்க!" அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப ஹார்ஷாவே பேசிருவேன்! அ அதனால எ இ அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்குவாங்கல்ல நான் அடிக்கடி இந்த மாதிரி, போயிட்டு சண்ட போட்டுட்டு வரும்போது, அப்புறம் என்ன பார்த்தா வந்து அந்த அளவுக்கு வந்து க்கு ஓரளவு ஒரு முன்னுரிமை கொடுத்து <chuckles> பே பேசுற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் வயசானவங்கலாம் வந்தாங்கன்னா அவங்களோட வயசுக்கு கூட மரியாத கொடுக்க மாட்டாங்க, அங்க இருக்கிற அந்த ஊழியர்கள்! "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன்!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா, அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிரும் இல்லையா? அதனாலவே ஆமா. இந்த வங்கி ஊழியர்கள்
அ, கண்டிப்பாங்க. ஆமா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஆமாங்க, கண்டிப்பா. பழி வாங்கிருவாங்க. ம், ஆமாங்க, கண்டிப்பா. கண்டிப்பா. சரியா சொன்னீங்கங்க! இப்ப, இந்த டிஜிட்டல் பணம் வந்துருச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் உங்க ஊர்ல ஆகட்டும், நீங்க கிராமத்தில இருக்கீங்ளோ, இல்ல நகரத்தில இருக்கீங்ளோ, அந்த குட்டி குட்டி கடைகள் ஆகட்டும், உணவு கடைகள்! இந்த மாரி நெறைய விஷயங்கள்! இல்ல பஸ் டிக்கெட் வரைக்கும் இப்பல்லாம் ஜி.பே பண்றாங்க இல்லைங்களா? அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறீங்க?
ஆமா. ம்ஹ்ம். ஆமா.